ம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப, ரொம்ப டஃப்பான கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சி இதுதான். ஆமா. என் வாழ்க்கையிலே வந்து ரொம்ப டஃப்பான கொஸ்டின்னா நீங்க கேட்கற கொஸ்டின் தாங்க. ஏன்னா நம்மளால ஃபர்ஸ்ட்டு அ உண்மையா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 12த் ஸ்டாண்டர்ட்க்கு முன்னாடி வந்து 10த் ஸ்டாண்டர்ட்லேயே நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, எதனால் யூஸ் பண்ண கத் யூஸ் பண்ணேன் அப்பிடின்னா, இந்த காம்படிஷன்லாம் நடக்கும்போது சாங் ப்ளே பண்றது, இது பண்றதுக்காக வந்து ஸ்மார்ட் ஃபோன் வந்து எடிட் ப சாங்ஸ் எடிட் பண்ணி இது பண்றதுக்காக நாங்க இது பண்ண யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அ 12 டைம்லாம் பார்த்தீங்கன்னா, COVID வரதுக்கு முன்னாடி
<laughs> நிச்சியமா ஒரு சரி, சரி. ஐய்யோ! ஆ அதாவது சூழலே அவ்வளோ டஃப்ஃபா இருக்கு. ஓ! ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ. சரி, சரி. ஆமா.
அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் 12 ஸ்டாண்டர்ட் இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்ல வந்து மேமுங்க வந்து மேம் மிஸ்ஸுங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அனுப்புவாங்க. டாக்குமெண்டா சென்ட் பண்றது. அது போல இருக்கும்போது
ஆமாமா. கண்டிப்பா. ஆமா. அப்ப வேற வழியே இல்ல. அதுலதான் பார்த்தாக்கணும் நம்ப. ஆமா. ம். ம்.
ஆமா. அது போல வந்து சரி சொல்லிட்டு நம்ம வீட்லயே நம்மளுக்கு வந்து குடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம ஜாலியான என்ஜாய்மென்ண்ட் லைஃப் தாங்க. உண்மையா சொல்லும்ன்னா, ஒரு கள்ளம் கபட இல்லாத உள்ளங்கள் வந்து திரிஞ்ச காலம் என்று வந்தது பார்த்தீங்கன்னா, ஒரு COVIDக்கு முன்னாடி தான்.
ம், ம். ஆமாமா. கரெக்ட்டு. ஆமா. இத பாருங்க. இப்ப நீங்க உண்மையே சொல்றீங்க பாருங்க. ஸ்மார்ட் ஃபோன் இல்லன்னு கே எப்படி இருப்பீங்கன்னு கேட்டா, அது டஃப் கொஸ்டின்னு சொன்னீங்க. ஆனா உங்க வாயிலேயே உண்ம வந்துருச்சு பாருங்க. அது இல்லாதப்போ உண்மையிலே வாழ்க்கைய நாங்க ரொம்ப ஆனந்தமா கழிச்சோம்ன்னு சொல்றீங்க பாருங்க. ஏன்னா, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து, நல்ல விஷத்துக்கு மட்டும் பயன்படுத்திட்டு ஒரு கட்டத்துல என்ன பண்ண, நம்மள விட்டு த விலகி வைக்கணும் அத. அத விட்டு 24 மணி நேரம் அதிலேயே மூழ்கி இருந்தோம்னா, நம்மளோட அந்த சந்தோஷம், ஒரு நிம்மதின்றது போயிடுது. மனிதர்களோட தொடர்பு வந்து அறுத்து போறத்துக்கு காரணமே ஸ்மார்ட் ஃபோன் தான். ஒரு ஹால்ல நம்ம 4 பேரும் உட்கார்ந்துருந்தா கூட என்னென்னா, கெஸ்ட் வந்த கூட ஒரு 5 நிமிஷம் பேசுறோம். அப்புறம் அவவுங்க ஃபோன் அவங்க எடுத்துக்குக்கறாங்க. நம்ம ஃபோன் நம்ம பார்க்குறோம். அப்ப இது மாரி போனா எங்க நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது மனித நேயமோ இல்ல, மனதர்கிட்ட பேசக்கூடிய அந்த விருப்பம்லாம் எங்க இருக்க போகுது? அதெல்லாம் இல்லாமயே போகுது இல்லையா? ஆனாலும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஒருநாள் கூட இருக்க முடியாதுன்றது உங்களுடைய அந்த என்ன சொல்றது பேசுது ரொம்ப நல்லா தெரியுது. ஏன்னா நீங்க சொன்ன மாரி உங்க ஸ்கூல் காலேஜ் லைஃப்ல இருந்தே நீங்க ஸ்மார்ட் ஃபோன் கூட இருந்ததுனால, நீங்களும் அது ஒரு அங்கம்னு வாழ்க்கையில. அதனால அது இல்லாம இருக்க முடியல. அப்படிங்கிறத ரொம்ப அழகா விளக்குனீங்க. இவ்வளோ நேரம் உங்களோட பேசனது ரொம்ப ரொம்ப ச மகிழ்ச்சிமா. அதனால ஒரு நாள் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாம இருக்கிறது. அழகா விளக்கனீங்க நீங்க. <chuckles> மகிழ்ச்சி. மீண்டும் பேசுவோம் மா. நன்றி.
ம். ஆமாங்க. ம். நிச்சயமா. ஆமாமா. ம். ஆமா. நிச்சயமா. ம். ஆமாமா. ம். ரொம்ப சந்தோஷசம்ங்க. ஆமா. மீண்டும் பேசுவோங்க. நன்றிங்க. நன்றிங்க.